இப்போ ஒரு மனிதனுக்குப் பாத்தீங்கன்னா, நம்பிக்கை அத வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது, பாத்தீங்கன்னா ஒரொருத்தவங்க வந்து ஒரு பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நம்பிக்கை தரணும், ஊக்கம் தரணும். அது பாத்தீங்கன்னா குறையாத அளவுக்குப் பாத்தீங்கன்னா பாதுகாக்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளச் சுத்தி இருக்க ஒரு சர்க்கிள்ல இருக்கு. எந்த அளவுக்குனா, ஒரு விஷயம் நம்ம முன்ன நின்னு செய்யும்போது, பாத்தீங்கன்னா, "நீ பண்ணு. எது இருந்தாலும் பாத்துக்கலாம். வெற்றியோ? தோல்வியோ?" அப்படின்னு ஒரு ஊக்கம் தந்து, அது பண்றது பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமா இருக்கு. அது போல வந்து பாத்தீங்கன்னா, நீங்க எந்த வகை எ எ எப்படி எடுத்துக்கிறீங்க? அந்த நம்பிக்கைன்ற ஒரு விஷயத்தை அது குறையும்போது எந்த அளவுக்குப் பாதிக்கப்படுவோம் நம்ப?
அதாவது, தன்னம்பிக்கை அப்படிங்கறது, அதுக்குப் பேரு தன்னம்பிக்கைதாங்க. தன்னம்பிக்கை பிறரால் வருவதில்ல. அது வந்து, அது வந்து அடுத்தவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க முடியாது. நம்ம அடுத்தவங்களை வந்து தன்னம்பிக்கைக்குன்னு எங்காவது வந்து கல்லூரியோ, பள்ளிக்கூடமோ இருக்கா? இல்ல. தன்னம்பிக்கைக்கு அ டியூஷன் டியூஷன் சென்டர்ன்னு எங்காவது இருக்கா? அதெல்லாம் எதையுமே இல்ல. தன்னம்பிக்கை வந்து நமக்கு நாமே உருவாக்கிக்கொள்வது. இந்தத் தன்னம்பிக்கை எப்போது குறையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உழைக்கும்போது அது குறையும்.
ஆமா, அ, ம், சொல்லுங்க. இல்ல. இல்ல.
ஒரு விஷயத்த அதிகமா சிந்திக்கும்போது அது குறையும். ஒரு விஷயத்த நான் நினைச்சு பல காலம் தூங்காமல் இருக்கும்போது, அது குறையும். அ, அப்துல் கலாம் சொன்னது மாதிரி, அ, "தூக்கத்தில் வருவது அல்ல கனவு. உங்கள் தூக்கத்தை கெடுப்பது கனவு" அப்படின்னாரு.
கண்டிப்பா, கண்டிப்பா.
அதனால கனவு ஆமா.
ஆமா. இது வந்து கண்டிப்பா வந்து நீங்க சொல்லும்போது, அந்த வாசகமே எனக்கு ஞாபகம் வருது. எங்கியோ படிச்சா போல இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. "கனவு காணுங்கள்" அப்படின்னுட்டு அப்துல் கலாம் அழகா சொல்லியிருக்கார்ல.
ஆமாம். ஆமா ஆமா ஆமா. அதே மாதிரி அவர் சொன்னது மாதிரி தன்னம்பிக்கை ஏன் குறையும் அப்படின்னு நீங்க கேட்ப இத வந்து ஒரு ஆய்வே நம்ம பண்ணலாம். தன்னம்பிக்கை ஒரு மனிதனுக்கு ஏன் குறையு குறையுது அப்படின்னா, அது தான் மேல தனக்கு நம்பிக்கை இல்லாதபோதுதான் தன்னம்பிக்கை என்பது குறையுது. முதல்ல முதல்ல நம்மள நம்மளே நம்மள நம்பணும். நம்மால் முடியும். நாம் சாதிக்கப் பிறந்தவர்கள். இதை இந்தச் சவால், இந்தச் சவாலுக்குப் பின்னால் எனக்குப் போட்டியாக எத்தனை ஆயிரம் பேர், எத்தனை லட்சம் பேர் இருந்தாலும் அதுல நம்ம போட்டி போட்டு அதுல ஜெயிச்சு தன்னம்பிக்கையோடு போராடி, விடாமுயற்சியோடு நம்மளுடைய கோல்ல வந்து அடையணும் அப்படிங்கறது எண்ணம் வந்து இன்றைய கால சூழ்நிலையில் இல்லை. இப்ப கூட சமீபத்துல கூட, ஒரு ஒரு சமூக வலைத்தளத்துல பார்த்தேன். ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி. அவங்க வந்து அ கு திருமணம் ஆயிடுச்சு. அ குழந்தை பிறந்து 2 நாள் தான் ஆகுது.
ஆமா. தன்ன
அவங்களுக்கு முதல் முதல் குழந்தை பிறந்து 2 நாள் ஆயிருக்கு. அந்த 2 நாள் விட்டுட்டு, அந்தக் குழந்தையை வந்து இன்னொருத்தர்ட்ட ஒப்படைச்சிட்டு, அவங்க வந்து எங்க போயிருக்காங்க? ஒரு அ சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதப் போய் போயிருக்காங்க. அந்த சிவில் சர் சர்வீஸ் எக்ஸாம் எழுதி, அதுல பாஸ் பண்ணி, அவங்க வந்து இன்றைக்கு வந்து ஒரு மாவட்ட அ நீதிபதியா அவங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய வயது வந்து 23.
ம். இருவத்தி மூணு.
ஆனா 23 வயதுங்க. ஆனா அவங்களுக்கு குழந்தைய பச்சிளம் குழந்தை. குழந்தை பிறந்து 2 நாள். 2 நாள் குழந்தைய ஊட்ல உட் விட்டுட்டு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க? தேர்வுக்குப் போய் கலந்துட்டு, தேர்வுல வெற்றி பெற்று, அதன் தொடர்ச்சியாக நேர்முகத் தேர்வை முடித்துவிட்டு, இன்று வந்து ஒரு ஒரு நீதிபதியாகப் பதவிக்கு போய் அமர்ந்திருக்கறாங்க. இதுதாங்க தன்னம்பிக்கை.
ஆ. எவ்ளோ அழகா இருக்கு. ஆமாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா.
இதுதாங்க தன்னம்பிக்கை. இந்தத் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்து எப்போ வந்து மேலோங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவால்கள் அதிகமா வரும்போது வந்து தன்னம்பிக்கை மேலோங்க வேண்டும். குறையக் கூடாது. இப்போ ஒரு ஆமா, ஒருத்தரு வந்து, ஒரு இலக்கு வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். ஒரு இலக்கு வச்சுட்டா முதல்ல நாம சந்திக்கக்கூடிய பிரச்சனை என்னான்னு கேட்டீங்கன்னா, அந்த இலக்கு என்ன செய்யும்னா உங்களது தா வந்து ரிஃப்ளக்ட் ஆகும். எப்படி ஆகும்னா? உங்களுடைய தன்னம்பிக்கை அடிச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா, உங்களைக் கீழே இறக்கிக்கிட்டே வரும். அதுதான் ஒரு இலக்கினுடைய முதல் வேலை. இது வந்து கடவுள் கொடுக்கறது இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுக்கறது இல்ல, எதிர்த்த வீட்டுக்காரங்க கொடுக்கறது இல்ல. நமக்கு நாமே ஏத்துறோம். ஒரு ஒரு கோல் வச்சுட்டோம் அப்படின்னா, அதுக்கு முதல்ல வர்றது என்னான்னா? அந்த கோல் என்ன செய்யும்னா, உங்களுடைய தன்னம்பிக்கை குறைக்க குறைக்க ம் முயற்சி செஞ்சிட்டே இருக்கும். அப்படி குறையும்போது, நீங்க வந்து அ, அப்படி குறையும்போது நீங்க வந்து அத பேலன்சுடா எதிர்கொண்டு, அந்தத் தன்னம்பிக்கை குறைய விடாமல், உங்களோட சுயசிந்தனைப்படி, நீங்க முன்னேற வேண்டும். "அப்போ நம்ம தன்னம்பிக்கை குறையாம இருக்குறதுக்கு என்ன பண்ணலாம்?" அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறையா அ, சில வரலாற்று நிகழ்வுகளை நாம திருப்பிப் பாக்கலாம். சில சாதனை மனிதர்களுடைய புத்தகங்களை வாங்கிப் படிக்கலாம். அறிவிற் சிறந்தவர்கள், பல்வேறு துன்பங்களை அனுபவித்து, வாழ்க்கையில் மேலே கடந்து வந்தவர்களிடம் சில யோசனைகள் கேக்கலாம். இது எல்லாத்தையும் விட, இன்னொன்னு என்ன நம்ம விடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளை யார் ஏளனமாக நினைக்கிறார்களோ! அவுங்களை விட்டு நம்ம முதல்ல ஒதுங்கிறணும். நிறையா குழந்தைகள் பாத்தீங்கன்னா, தன்னம்பிக்கை இழப்பதற்குக் காரணம் என்னா? அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவுங்களோட நண்பர்களாத்தான் இருக்கும். தேர்வு நல்லா படிச்சிட்டு போவான். தேர்வறைக்குப் போய் 2 பேரும் வந்து, காலையில வந்து இரவு பூராம் கண் விழிச்சு, இன்னைக்கு நல்லா படிச்சிருக்கேன், நிறையா மதிப்பெண் வாங்குவேன், கண்டிப்பா வந்து மாநில அளவுல முதல் மதிப்பெண் வாங்குவேன், அப்படிங்கற எண்ணத்தோட ஒரு பையனோ, ஒரு ஒரு பொண்ணோ, அந்தத் தேர்வு எழுதிப் போறதுக்கு முன்னாடி, அவனோட நண்பன் நண்பன் பக்கத்துல வந்து சொல்லுவான். "நீ படிச்சு, நீ என்னாத்த பாஸ் பண்ணப் போற? நான்ல்லாம் நைட்ல்லாம் படிக்கவே இல்ல. படிச்சு என்ன செய்யப்போறோம்?" அப்படின்னு வந்து ஒரு
கண்டிப்பா. நிச்சயமா. நிச்சயமாங்க. நிச்சயமா. கண்டிப்பா. நிச்சயமாங்க நிச்சயமாங்க, இது வந்து உண்மையான ஒரு சம்பவமும் எனக்கு நடந்தது. அ, நைட்டு ஃபுல்லா படிச்சி இருப்போம். நம்பளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, "அ, என்னால முடியும்!" அப்படின்னுட்டு, ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு முயற்சியும் நம்ம பண்ணியிருப்போம். அவுங்க வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா, காலையில வந்ததுக்கு அப்புறம், "நீ என்ன இதெல்லாம் படிச்சிருக்க! நான்லாம் இதெல்லாம் படிக்கவேல்ல. நான் ப அப்படியே கதை எழுதுவேன். பாஸ் ஆயிடுவேன்." ஆனா எனக்கு உண்மையா, ரொம்ப ஒடைஞ்ச ஒரு இடம் என்னான்னா, நான் படிச்சேன், நைட்டு ஃபுல்லா படிச்சு, நான் அந்த எக்ஸாம் எழுதுறேன். எனக்கு மார்க்கு வந்து பாத்தீங்கன்னா, கம்மியா இருக்கு. அவ வந்து பாத்தீங்கன்னா அவ சொன்னா அப்படியே எப்படி சொல்றது? நான் கதைதான் எழுதுவேன் அப்படின்னுட்டு சொல்றா. கிட்டத்தட்ட அவ 80 மேல மதிப்பெண் எடுத்துருக்கா.
ஆ அ பண்ணுவாங்க. ஆமா. அப்போ, அந்தத் தன்னம்பிக்கையைக் குறைப்பதற்கான காரணிகள் நம்ம பக்கத்திலே இருப்பாங்க. நண்பர்களா இருப்பாங்க, உறவுக்காரர்களா இருப்பாங்க. நம்ம என்ன செய்யணும், அப்ப ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் நம்முடைய மனசுக்குள்ள ஆழமா வேரூன்றி நின்றுடுச்சி அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும்னா இது போன்ற மனிதர்களை நாம் முதலில் ஒதுக்கி வைக்க வேண்டும். இது வந்து அவங்க தேர்வுக்கு மட்டும் சொல்லல. நிறைய பேர் வாழ்க்கையிலே, ஸ் நிறைய மனிதர்கள் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்து கொள்ளாமல் போறதுக்கு முக்கியமான காரணம்ன்னு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறரைப் பற்றி பிறருடைய பீட்பேக் மட்டுமே கேட்டுக்கிறது. நீங்கள் கவனிச்சீங்களா? அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. ஆ. அவங்கள நம்ப மாட்டாங்க. ஆனா அடுத்தவங்க நம்மள என்ன நினைப்பாங்களோ, அவங்களுடைய பீட்பேக் என்னவா இருக்கிது, இவங்க சொல்றத நம்ம வந்து நடைமுறைப்படுத்தலாமா? இந்தச் சிந்தனை இருக்கும். அப்படி இருக்கிற மனிதர்களுக்கு எப்போமே தன்னம்பிக்கையே வராது. நம்ம எப்போமே ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அ இந்தச் கிராமத்தில ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இந்த குதிரைக்குக் கடிவாளம் கட்டுன மாதிரி வந்து ஒரு இலக்க நோக்கிப் போறவன் வந்து அப்படிப் போகணும். ஒரு வில்லிலிருந்து கிளம்புகிற அம்பு மாதிரி வந்து போகணும். இப்ப குதிரைக்கு நீங்க கடிவாளம் கட்டிட்டம்ன்னா ஏன் கட்றாங்க?
அது நிச்சயம். ஆமா. நிச்சயமா. ஆமா, ஆமா. அது நேரா போகும். அதே வந்து எந்த ப சைடு திரும்பிப் பாக்கும். அதுவும் அம்பு பாத்தீங்கன்னா, அதே போல நேராப் போகும். அதோடு இலக்கு மட்டும்தான் அது கண்ணுக்குத் தெரியும்
நிச்சயமா. சரியா சொன்னீங்க. மிகக் கரெக்டா சொன்னீங்க. அப்போ ஒரு இலக்கு நோக்கிப் போகிறபொழுது நம்ம அடுத்தவங்களுடைய யோசனையை நம்ம அதிகமா கேட்கக் கூடாது. கேட்கலாம். எப்ப கேட்கணும்னா முதலில் நமக்கு அறிவுரை கேட்கப் போ போற மனிதர்களுடைய தரத்தை முதல்ல ஆய்வு செய்ய வேண்டும். இவங்ககிட்ட கேட்கலாமா, கேட்கக்கூடாதா, இவங்க நம்மள க்ரிடிசைஸ் பண்ணுவாங்களா? அல்லது நமக்கு நல்லது செய்வாங்களா? என்பதை ஆய்வு பண்ண வேண்டும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும். தன்னம்பிக்கை இல்லாமல் ஒரு மனிதன் இருந்தா மனிதன் குழந்தையாவே வாழ்ந்து இருப்பாங்க. இல்லாட்டி குரங்காவே வாழ்ந்து இருப்பான். தன்னம்பிக்கை மட்டும்தான் ஒரு மனிதனை உயர்வுக்கு கொண்டு வருகிறது. ஐம்புலன்களும் தன்னம்பிக்கை நம்பித்தான் ஐம்புலன்களும் க அ கண்ணு, காது, மூக்கு, அ செவி எல்லாமே செயல்படுகிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று ஒவ்வொரு தொடர்பு உடையது. ஒன்றை ஒன்று ஒன்று. தன்னம்பிக்கை இழக்கிற பொழுது ஒன்றும் சோர்வடைகிறது. மனம் தன்னம்பிக்கை இழந்தால் விழிகள் தன்னம்பிக்கை இழக்கிறது. காதுகள் தன்னம்பிக்கை இழந்தால் வாய் தன்னம்பிக்கை இழக்கிறது. அப்போ நம்முடைய உடம்பே ஒரு தன்னம்பிக்கையின் அடிப்படையில் தான் பயணிக்கிற பொழுது, இந்த பூமியே ஒவ்வொரு விடியலும் ஒரு தன்னம்பிக்கை எதிர்கொண்டு தான் விடுகிறதே. இப்ப வந்து காலையில அதிகாலை ஆமா காலையில அதிகாலையில வந்து அ, நம்ம வந்து புத்தகத்துல கேலண்டர்ல போட்டு இருப்பாங்க. இன்று காலை 5.30 மணிக்கு சூரிய உதயம். இன்று மாலை 6:45 மணிக்கு அ சூரிய அஸ்தமனம் அப்படின்னு போட்டு இருப்பாங்க. இப்படி சொல்லுகிற பொழுது நான் சிலர்ட்ட கேப்பேன். எப்பா என்னப்பா இந்தச் சூரியனும் அ சந்திரனும் வந்து ஏதாவது அவங்க மேல, அ, வந்து, ஏதாவது சுவிட்ச் வப்ப வச்சிருக்கமா? இதை எப்படி கணிக்கிறாங்க? 5:45 அ காலையில மாலையில 6:45ன்னு சொல்றாங்களே. அங்க கரென்ட் மாதிரி சுவிட்ச் போட்டு அமத்திட்டு மறுபடியும் ஆன் பண்றாங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு விடியலும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாத்தான் புலருது. தன்னம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு நாளும் வந்து கதிரவனும் பூமிக்கு காட்சி தர்றாரு. தன்னம்பிக்கையோடு தான் வந்து சூரியன் வந்து சூரியனை வென்று நிலவு வந்து இரவுல வந்து மிளிருது. அப்போ தன்னம்பிக்கை வந்து நம்ம எப்பவுமே இழக்கக் கூடாது. இந்த பூமியே தன்னம்பிக்கையின் அடிப்படையில் மட்டும்தான் இயங்குதுங்க. அது யாருமே புரிஞ்சிக்கிறதே இல்லைங்க. இந்த பூமியின் படைப்பு, இந்த ஜீவராசிகள் அதே மாரி இந்தக் காருண்யம், இந்த யுனிவர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கையில் அடிப்படையில்தான் இயங்குகிறது. தன்னம்பிக்கை ஒவ்வொரு துளி நேரத்திலும் ஒவ்வொரு மனுசனுக்கும் இருக்கணுங்க. அதுதான் என்னுடைய கருத்தாக அமைகிறது.
கண்டிப்பாக. கண்டிப்பா, கண்டிப்பா. <laughs> ம். நிச்சயமா. நிச்சயமா. கண்டிப்பா. ஒவ் ஒவ்வொரு ஒவ்வொரு விடியிலும் பார்த்தீங்கன்னா தன்னமிக்கை, நம்பிக்கை சார்ந்ததாவே தான் இருக்கு. என்னால முடியும். என்னால வந்து இந்த விஷயம் பண்ண முடியும். இந்த விஷயம் இப்ப வந்து நான் படிச்சு முடிக்க முடியும். நான் ஒரு பேங்க் ஆஃபீசரா ஆவேன், அப்படின்னுட்டு நான் உண்மையா வந்து நான் எழுந்துக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னோட தன்னமிக்கையும் சரி, ஒரு நம்பிக்கை சார்ந்ததும் என்ன சரின்னா எனக்கு நானே சொல்லிக்கிறது இந்த விஷயம் மட்டும்தான். என்னால முடியும். இதெல்லாம் படிக்க முடியும். என்னோடய வந்து பிற்காலம் வந்து
இல்ல எனக்கு இதுல எனக்கு ஒரு அனுபவம் இருக்குங்க. தன்னம்பிக்கையில ஒரு 20 வயது ஒரு பையன் இருப்பான். அந்தப் பையன் எங்களுடைய உறவுக்கார பையன். அவன் வந்து ஒரு சாலை விபத்துல பலமான அடி. அடினா வந்து மருத்துவமனையில சேர்த்துருக்காங்க. வெளியில வந்து மருத்துவர்கள் எல்லாம் சொல்றாங்க. இன்னும் 2 நாள் தாங்க இருப்பாரு. மூளைல வந்து, அ, ரத்தம் உறைஞ்சு போயிடுச்சு. அதனால வந்து, அ, மூளைச் சாவடைய வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து பிழைக்கமாட்டாரு அப்படிங்கிறாங்க. போறவங்க எல்லாம் அந்தப் பையனைப் பாத்து அழுதுட்டே வராங்க. இந்த அழுகைங்கிறது அவனுக்குத் தெரிஞ்சும் போகுது. இது இது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்போ என்னுடைய உறவுக்கார பையனா இருக்கறனால அவன்ட்ட போய் நானும் போய் ஒரு மாலைப் பொழுதுல அந்த அடிபட்டு மருத்துவமனையில இருக்கும்போது கண் விழிச்சு பாக்குறான். கண் விழிச்சு பாத்தோம்னா, அ, மண்டையில பெரிய கட்டு போட்டுருக்காங்க. உடம்பெல்லாம் கட்டு காயங்கள் இருக்கு. அந்தப் படுத்த படுக்கையில இருந்து கொண்டு அவன் என்ன செஞ்சுட்டானா, இந்த வலது கையினுடைய பெருக் க கட்டை விரல் இருக்குல்லையா?
ஆ, சொல்லுங்க. ம். சரிங்க. அச்சச்சோ! ஆமாங்க.
அந்த கட்டை விரல தூக்கி, எனக்கு ஒரு தம்ஸ் அப் காட்டினான் அந்த பையன். ஆ, காட்டினான். அந்த மரண ப மரண படுக்கையில படுத்துட்டு, நான் பயந்துட்டு போய் பாக்குறேன். அந்த மரண படுக்கையில இருந்த சூழ்நிலையிலும் கூட, அந்த கையத் தூக்கி தம்ஸ் அப் காட்டினான். அந்த தன்னம்பிக்கையினால தான். அவன் வந்து ஏறக்குறைய 1 1/2 மாத காலம் மருத்துவமனையில இருந்து. மீண்டும் நலம் பெற்று, இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறான்.
அப்போ, தன்னம்பிக்கை எப்பவுமே விட்டு
பா. உண்மையா வந்து அவ்ளோ அழகா! இருக்குல்ல. தன் ஒரு என்னால முடியும் அப்படின்னுட்டு ஒரு தம்ஸ் அப். நான் வந்துருவேன். அது பல அர்த்தம் இருக்குல்ல. அந்த ஒரு வே இது க கைய்.
ஆமா. இ நிச்சியமாக, அந்த சூழ்நிலையில எல்லாரும் மனம்விட்டு போயச்சு. "முடிஞ்சுச்சு," அப்படிங்கிற என்னோ வந்துருச்சு, எங்க எல்லாத்துக்குமே. ஆனா, அந்த பையன் வந்து கையை தூக்கி, எனக்கு ஒரு தம்ஸ் அப் காட்டினான். இந்த மாரி எ பாத்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் மனிதன் வந்து தன்னம்பிக்கையை இழக்கக் கூடாது. அப்படி தன்னம்பிக்கை இழக்கக்கூடிய நிலை வந்துச்சுன்னா, நமக்கு நாமே சரி செய்து கொள்ள வேண்டும். அதுதான் வந்து சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். சுய பரிசோதனை செய்து செய்து கொண்டாலே, மீண்டும் இழந்த தன்னம்பிக்கையை நாம் மீட்டி விடலாம். என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது.
பா. நிச்சயமா. நிச்சயமாங்க. உங்களோட கருத்து வந்து பாத்தீங்கன்னா, அவ்ளோ ஆழமா இருக்கு. ஏன்னா நெறைய விஷயம் சொன்னீங்க. இந்த ஆ, விடியலா இருக்கட்டும் இந்த யுனிவர்ஸா இருக்கட்டும். நெறைய வந்து கருத்து வந்து பகிர்ந்து. சாவு, ஒரு படுக்கையில மரணப்படுக்கையில இருக்கும்போது, அவனுக்கு ஒரு நம்பிக்கை. அவனோட தன்னமிக்கை வந்து பாத்தீங்கன்னா, அவ்ளோ அழகா இருந்தது. என்ன அவன்தா என்னால முடியும். நான் வந்துருவேன். கவலைப்படாதீங்கன்ட்டு ஒரு தம்ஸ் அப்பெ போதும். அவனுக்குக் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா, நம்பிக்கை இருக்கு. அவன் மேல வந்து தன்னமிக்கை இருந்து, "நான் வந்துருவேன்," அப்படின்னுட்டு ஒரு இது கண்டிப்பா வந்து, எல்லாமே வந்து ஒரு இறைவன் செயலா இருக்கட்டும். அவன் மேல அவன் கொண்ட ஒரு தன்னமைக்கையா இருக்கட்டும். அவ்ளோ அழகா சொன்னீங்க. உங்களோட பதிவு வந்து உண்மையா சூப்பரா இருந்தது. மீண்டும் சந்திக்கலாம். மீண்டும் பேசலாங்க. நன்றிங்க.
ஆ, ரொம்ப நன்றி. உங்க கூடப் பேசுனதுல எனக்கு ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி.